<laughs>
அந்த அளவுக்கு மோசமா இருக்குதுங்க. ஏன்னா, எனக்கு நைட் ஷிஃப்ட்டும் கூட. ஒரு மாதம் நைட் ஷிஃப்ட் ஒரு மாசம் பகல் ஷிஃப்ட் இருக்கும்போது, இவ்ளோ பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க! இதுவாச்சும் பரவாயில்ல. நீங்க வெளிச்சத்திலேயாச்சும் அந்த கருமத்த பாருங்க! உட்காந்துட்டு, அவ்ளோ இருட்டுல நீங்க பார்த்தீங்கன்னா, இவ்ளோ விஷயம் நடக்குதுன்னு நம்ம சொல்லும்போது, அய்யய்யோ! என்னடா! இவ்ளோ மோசமா நம்ம உடம்பு போயிட்டுருக்கே அப்பிடின்னு இருக்குது இல்லேங்களா!
ஆமா. ம். <laughs> ஆ, அது வந்து, இப்ப அது நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நமக்குத் தெரியாத நம்ம கண்ணுக்கு இருக்காத ஒரு விஷயமா தானே இருக்கு. இதே நமக்கு உடல் வெளிப்பாட்டுல, வெளிப்பாட்டா வரும் பாருங்க! நம்மளுக்கு தெரியிறமாரி. எத சோர்வோ! அந்த மாதிரியும் இருக்குதா?
ஆமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. அது என்ன காலையில எவ்ளோ நேரம் நைட் லேட்டா தூங்கிட்டு, மறுபடி திரும்ப 8:00, 9:00 மணி நேரம் தூங்கிட்டே எந்திரிச்சாலுமே! கண்ணு வந்து எரிஞ்சுகிட்டே இருக்கு. தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா, இப்ப நீங்க ஒரு 10:00 மணிக்கி படுத்துட்டு 5:00 மணிக்கி எந்திரிச்சுட்டு ஒரு 7:00 மணி நேரம் தூங்கியிருந்தா கூட, காலையில் நேரம் உங்களுக்கு அப்பிடி தூக்கம் வராது. ஆனா, இந்த நைட் நேரம் ரொம்ப அந்த <tsk> ஃபோன்லாம் பார்த்துட்டு லேட்டா தூங்கி எழுந்திரிக்கும் போது, ஒரு உடம்பு சோர்வாவே இருக்கும். நம்ம காலையில எழுந்திரிச்சு ஒரு வெயில்ல நிக்க மாட்டோம். அதில இருக்கிற ஒரு விட்டமின் டி, விட்டமின் டி, வைட்டமின் பி 12 எல்லாமே வெய்யிலருந்து கிடைக்குதுங்க. அது வந்து அது நம்ம இப்ப காலையில ஒரு வெயில்ல கூட போகாம, இருக்கும்போது, நமக்கு அந்த உடம்புல சுரக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இல்லாம நம்ம பாடி எப்பவுமே டயர்டாவே இருக்குங்கலாம்.
கண்டிப்பாங்க. கண்ண முழிச்சு படுத்ததுலருந்து, ம். ம். ஓஹோ!
அப்புறம் இந்தமாரி விஷயங்கள். அப்புறம் முக்கியமா இப்போவெல்லாம் குழந்தை அதிகமா ஸ்கிரீன் பார்க்குறாங்கங்க. இப்போ அவர்களோடது எல்லாம், ஆமாங்க.
ஆமாங்க. அது அதிகமாவே இருக்கு. அவுங்களுக்கு எந்த மாதிரியா பாதிப்புகள் ஏற்படும்?
ம் நம்ம பெரிய மனிதர்கள விட 2 மடங்கு பாதிப்பு அவுங்களுக்கு தான் படுமா. ஏன்னா, எல்லா பார்ட்ஸ்ம் அவுங்களுக்கு டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். எதுவுமே டெவலப்டுடா இருக்காதுங்ககலாம். அந்த பூபர்டி ஏஜ்ன்னு சொல்லுவாங்க இல்லேங்களா!
அச்சச்சோ! ம். ம். கண்டிப்பாங்க. ஏன்னா